அது வந்து, மிகப்பெரியதா இருக்கும். உங்களுக்கு வந்து, இந்த காலத்தே செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மாணப் பெரிதுன்னு ஒரு, திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லிருப்பாரு. அப்ப வந்து அதாவது நீங்க வந்து அந்த நேரத்தில உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது இல்லையா? அந்த உதவி வந்து சின்னதா கூட இருக்கலாம், ஒரு வேளை. ஆனா, அது வந்து அந்த டைம்லி, அ ஒரு ஒரு அந்த ஹெல்ப். அது வந்து வந்து எப்பயுமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அது போன்ற ஒரு தருணத்தத்தான் நீங்களும் இப்ப பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப அது அதுலேருந்து, எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு மறுபடியும் எடுத்துட்டு போனீங்க உங்களுடைய
மாணப் பெரிது. அ. அ ஆமாங்க. ஆமா. டைம்லி ஹெல்ப்பு. கண்டிப் ஆமாங்க. அப்ப அதுல வந்து நாங்க அவ அவங்க சொன்னாங்க, "நீ அத வித்துரு" அப்படின்னாங்க. ஆனா நாங்க அத விக்கல. அத அப்படியே ஃபிளட்ஜ் பண்ணோம். அத திருப்பி எடுத்து குடுக்கவுஞ் செய்தோம். இறைவன் அருளால் இப்ப அது அந்த ஒரு பிளேக் மார்க் எங்களுக்கு இப்ப இல்ல. அவங்கள பா ஏன்னா ஒரு ஆ.
ம். அடடா! சூப்பர். அது என்னென்னா, நீங்க அந்த எதோ குடுத்துட்டாங்களே, அவுங்க திருப்பி கேட்க மாட்டாங்க. அப்பறம் கேட்டா பாத்துக்கலாம். நம்ம தான் வாங்கிட்டம்மே, அப்படின்னு வச்சுக்காம, அத நீங்க மறுபடியும் அத கொண்டு போய்ட்டு சரியா, அது உங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்குப்பறம், அவங்கள்ட்ட திருப்பி ஒப்படைச்சது வந்து, ரொம்பவே சரியான குவாலிட்டி. என்னன்னா ம்.
ஆமாங்க. ஒப்படைச்சு, இன்னொரு ப விஷயமும் நடந்துச்சுங்க. அத ஒப்படைச்சதுல அவுங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள்ல திருப்பி கூப்பிட்டாங்க. "வாம்மா! எனக்கு நான் இப்ப ஊருக்கு போப்போறேன். எனக்கு என்ன கழுத்தில இருக்குற மாலையை வந்து மாத்தணும். அது என்னமோ எனக்கு சரியா ஆவுதில்ல." அப்படின்னாங்க. சரின்னு போனோம். நான் வேற எனக்கு அந்த ப அலுவலகத்துலேருந்து ல் ஒழிவு இல்ல லீவு இல்ல. லீவ் இல்லாத சமயத்துலயும் நான் போறேன். போய்ட்டு அங்க போய்ட்டா, நீங்க எனக்கு ம் புடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொடவை கடை, நகை கடை இதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்காது.
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். சரி. ம். ஓஹோ! <laughs>
ஆமா. நான் வந்து இது பெண்களுக்கு நான் ரொம்ப ஜஸ்ட் அ என்ன சொல்றது? எதிரி இந்த விஷயத்துல.
ஓ! நகைக்கடை, புக புடவை கடைக்கல்லாம் போக மாட்டீங்க, அவ்வளவா.
சின்ன வயசு அ ட்ரெஸ் எடுக்கிற கடை ,இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆ அதுல வந்து பணம் போடுறது எனக்கு என்னமோ விருப்பம் இல்லைங்க. அப்போ சரி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு போனேன். "சரி, டி டிசைன் செலக்ட் பண்ணி தாம்மா" அப்படின்னாங்க. அந்த மாலையை வச்சுட்டு, அத 2 மாலையா ஆக்கிட்டு, "இது உனக்கு, இது எனக்கு." அப்படின்னாங்க என்னோட மாமியார்.
சரி, சரி. அ. ம்ஹ்ம். ஓ!

எனக்கு மன அழுத்தங்கிறது இரு இருந்துச்சா இருக்குதா அப்டிங்கன்னா கேட்கேன். எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ம மன அழுத்தங்கிறது. <chuckles> அதனால எப்பவும் நான் வந்து ஒரு ஆதரவ தேடிப் போ போய்கிட்டுதான் இருக்கிறேன். அது அது ஒரு முடிவில்லாத ஒரு தேடலாப் போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ளேயேதான் தேடுவேன். வேற எங்கேயும் போமாட்டேன். வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்காரரு, என்னுடைய மாமியாரு, ஓரொரு சூழ்நிலை எப்டியோ, அந்த பிரச்சனை எப்டியோ அத வச்சுட்டுதான் வந்து நான் இது கேக்குறது. நா இப்போ வந்து குடும்பத்துல ஒரு ப பணத்தோடைய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நானும் என் கணவரும் பேசி தீர்த்துக்குவோம். பின்ன இப்ப வந்து குழந்தைங்க வளர்க்குற விஷயம் வரும்போது, தாத்தா பாட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கத்தானே செய்வாங்க. அப்போ அவங்களுடைய கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்துட்டு அவங்க கிட்ட போய்ப் பேசுவோம். அந்த மனசு மன அழுத்தத்தை நான் ஃபர்ஸ்ட் இறக்கி வைக்கிறது அங்கதான். அ எதுவும் நான் என் மாமியார என்ன சொல்லுவேன்னா, அவங்க மாமியார் இல்ல, என்னுடைய அம்மான்னுதான் சொல்லுவேன். ஆ ஆமா, ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஒண்ணும் இல்லாம ஆயிருச்சு கையில. அப்ப அதும் என்ன சொல்றது, ஓ எல்லாமே பெரிய படிப்பு. அப்போ அவங்க காலேஜுக்குலாம் போறாய்ங்க. 3 பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். இந்த மாரி நிலைமையில இருக்கும்போது, ஆ அவர்ட்ட ம மாமியார் வந்து, மாமியாருக்கு தெரியாத மாரி நாங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஹிந்தியிலதான் பேசுறோம்.
ம்ஹ்ம். ம். ம். ம். ஆமாமா, ஆமா. சரி, சரி, ஆ. ஆஹ்ம். சரி. ம். ஓ, சரி, சரி.
ஆ ஏன்னா வந்து ஹிந்தியில பேசுனா அவங்க மனசு புண்படாது இல்லையா, ஐயோ என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களேன்னு. அ ஆனா எ அவங்க நல்ல நேரமோ எங்க நல்ல நேரமோ அவங்க அத வந்து பைசாங்கற வார்த்தைய மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்க முகத்து முகத்துல இருக்கிற வலிய அவங்க பார்த்துட்டாங்க.
ஆமா, ஆமா, ஆமா. ஓ! சரி.
ஹிந்திலயும் பைசா பைசா தானே! அ, அ, காசு, பணம், துட்டு மணி, மணி, இல்லைங்களா. அப்போ பார்த்துட்டு அவங்க இன்னைக்கும் நான் மறக்க மாட்டே அவங்களுடைய கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு அப்டியே கைல தந்தாங்கங்க.
ஆமா, ஆமா, நிச்சியமா. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. பைசானாலே உலக மொழி மாரி அது. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதேதான் அதேதான். சரி, ஆ.
அந்த தா ஒரு சங்கிலி போட்டுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து எடுத்துட்டு போங்க இதெல்லாம் ஏன் கழுத்துல சும்மா கடக்குது. போட்டா வந்து திருட என்னய கூட்டு போவான். இத நீங்க போட்டு புள்ளைங்கள படிக்கவாது வையுங்க அப்டின்று ஒரு வார்த்த சொன்னாங்க அன்னைக்கு.
<laughs> அப்டின்னு ஆ சரி, சரி. ஆ.
அதாவது அன்னைக்கு சொல்லும்போது, என்னம்மா பிரச்சனை அப்டின்றத கேட்டாங்க. கேட்டபோது அ நான் என் மனசை ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கிட்டேன். அதாவது நம்ம என்னதான் மாமியாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பேசுற விதம் நல்ல முறையா இருக்கணும் கடவுளே, அப்டிங்குற மாரி நான் வந்து தயார்படுத்திகிட்டேன்.
அரும. ம்.

ஆ ஃபெயில் ஆயிட்டேன்ற போது, நான் தான் சும்மா இல்லைங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போனும்னு சொல்லிட்டு, 2 பஸ்ஸு. சைதாப் பே இது வேளாச்சேரிலேருந்து, கீழ்பாக்கம் வரைக்கும் போகணும். அந்த மாரி டெய்லி போய்ட்டு வந்து படிக்கும்போது பிள்ளைங்க டயர்ட் ஆகாதா? அதுல, ஏதோ ஒரு மார்க்குல தான் போச்சு. கணக்குல. அதுக்கு போய்ட்டு வந்து நம்மளை ஃபெயில் ஆக்கிட்டாய்ங்க. அப்போ உடனே ஒ என்ன பண்டேன் நான்? வீட்டுக்கு போ நான்தான் போய் மார்க்க பார்க்குறேன். பார்த்த உடனே வீட்டுக்கு நேரா போகல. கடற்கரைக்கு போய்ட்டேன். சரி. அங்கே போய் அழுது தீர்த்துருவோம், அப்படின்ட்டு போறேன்.
ஆஹா. அடடா! ஓஹோ! ஓ! சரி. அடடா! ஆ. அப்படின்னு நீங்க போய் அழுக போறீங்க. ஆ.
ஆமா, கடல் தாயின் மடியில் க கிடந்து க கரைந்து தீர்ப்போம்ங்கற மாரி போ ஸ் அ அழுது தீர்ப்போங்கிற மாரி போயிட்டேன். போயிட்டு அங்கே உக்காந்து அழுதுட்டு அ அப்பா, அம்மாலாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைங்களா? அப்போ அதுவும் இருக்குது பயத்தில. எங்கேயாவது பிரச்சனை ஆயிர போதுன்னு நேரா வீட்டுக்கும் வந்துட்டேன். வ எல்லாரும் தேடிட்டு இருந்துருக்காங்க, என்னை. நல்லா அடி விழுந்துச்சு, ஃபர்ஸ்ட்டு. "எதுக்கு? நீ ஃபெயில் ஆயிடியானு கேட்கல, அவங்க. நீ எங்கே போன?" அப்படின்னு தான் கேட்டாங்க.
<laughs> சரி, சரி. ம், ம். ஆ. <laughs> ம். அப்படின்டு ஒரு அடியை போட்டுட்டாங்க, அ.
ஆமா, ஃபெயில் ஆகிட்டேன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த பக்கத்தில இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து. ஆனா வந்து எங்கே போனேங்கிறது தான் ஒரு அடி. சரி. ஆ அப்ப அது பிரச்சனை ஆகலையே, அது வரைக்கும் நிம்மதி, அப்படிங்கிற மாரி நின்னேன். இந்த நேரத்துல வந்து உண்மையிலேயே என்னுடைய அப்பா, அம்மா, தாத்தா என்னுடைய தாத்தா என் ஸ்கூல்ல வந்து கேட்டாரு. "என்னப்பா! ஒரே 1 மார்க் தானே! குழந்தையை வந்து முன்னாடி வந்து அடுத்த கிளாஸ்ல போட்டு விடு. +2ல போட்டு விடு." அப்படின்னாரு. சொன்னாரு. சொன்ன போது, அவுங்க சொன்னாங்க, "இந்த ஒரு மார்க்குல நான் போட்டு விட்ருவேன். ஆனா அதுனால வந்து என்ன கிடைக்க போகுது. சொல்லுங்க. இன்னொரு வருஷம் படிச்சா அவுங்களோட பவுண்டேஷன் நல்லா இருக்கும், இல்லைங்களா?" அப்டினாங்க.
சரி. ஓஹோ! ம். அது சரி. ஆமாமா. ஓ! அப்படி வந்து சொல்லி, உங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லியிருக்கா ங்கன்னா பெரிய விஷயம்ல, அந்த இதில வந்து ம்.
அப்ப இப் சொன்னாங்க. ஆனா, நாங் அவுங்க சொன்னதை கேட்கல. இந்த மாரி ஸ்கூலே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு, அங்க இருந்து மாறிட்டேன். ஆமா. வேற ஸ்கூல்க்கு.
<laughs> ம் மாறிட்டிங்களா? நீ எப்பவுமே எதுவுமே சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்களே! ம். ம்.
அடுத்தது நாங்க போய்டோம்ல. இதுக்கு. வேறு ஸ்கூலுக்கு போய்ட்டு, ஒரு ரூ. 10 கூ அதிகமா கேட்டாங்க. நான் சொ நான் சொல்லிட்டேன். நான் ஒழுங்கா இருக்கணும்னா, அந்த ரூ. 10வ அடிச்சி என்ன அந்த ஸ்கூல்ல படிக்க வை. இல்லைனா நான் இல்லைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்ற மாரி நின்னுட்டேன். சரின்னு அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, நல்ல வ நல்ல முறையில படிச்சி நல்ல மதிப்பெண்ணும் எடுத்தேன். குடும்பம் அதுக்கு நல்ல ஆதரவா இருந்துச்சு.
ம். ம். ஆ. அடடா. ஆ. ஆ. ஆஹா.